கண்டிப்பாங்க. நல்ல வாசனை, நல்ல நறுமணமா இருக்கும். அதுவும் அந்த டீ தூள் வறுப்பாங்க, அப்போலாம் பார்த்தீங்கன்னா, ம் அப்படியே ஒரு 2 எஸ்டேட்டுக்கு <chuckles> அந்த வாசம் அப்படியே போகும், அவ் ஆமா பரவிரும். அவ்வளோ ஒரு வாசனையா இருக்கும். ம் அந்த அந்த டீ எஸ்டேட்டா இருக்கட்டும், அந்த டீ இலை, ஆ டீ இலை அந்த கொழுந்தா இருக்கட்டும், அந்த டீ இலையில வர செடியில வரக்கூடிய வந்து ஒரு காய் வருங்க அதில, அந்த காயை வந்து நாங்க உடைச்சோம் அப்படின்னா உள்ள நொங்கு மாரி இருக்கும்.
ம்ஹம். பரவிருமா அப்படி? சரி, சரி. ஆ. ம், ம், ம். ஆமா. ஓ, சரி. ஓ! அப்படியா? ஆ.
ஆமா. அதை நாங்க விளையாடவும் எடுத்துப்போம், சாப்பிடுவோம் நிறைய வாட்டி சாப்பிட்டுருக்கோம் நம்ம உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி அது.
ஓ! அதை சாப்பிடலாமா அப்படியே?
ஆ சாப்பிடலாங்க அத. அதாவது காயை உடைச்சோம் அப்படின்னா, உள்ள அது மேல வந்து ஓடு மாரி இருக்கும், நத்தை இருக்கு இல்லைங்களா நத்தை, அந்த மாதிரி ஒரு இதில தான் இருக்கும், அந்த 3 அடுக்கா இருக்கும் அதில. அதை வந்து இப்படி உடைச்சோம் அப்படினா, உள்ள வந்து தண்ணியா இருக்கும் அந்த காய்க்குள்ள.
ம்ஹம். சரி. ஆமா. சரி, சரி. ஓ, நத்தையோட ஸ்டைல்லயே இருக்குதா அது?
ஆ, ஆமாங்க. அதை உடைச்சி அப்படி
அது எப்படி சுவை எப்படி இருக்கும் அதுல?
அதாங்க இழனி இந்த நுங்கு மாரியே தான், அது ஒரு மாரி தண்ணி தானே அது, நுங்கு மாரியே தான் இருக்கும் அதோட, சுவை தண்ணி சுவையேதான், வாசம் நல்லாயிருக்கும் தேயிலை வாசத்தோடு இருக்கும் அதனோடய காய்.
சரி, சரி, சரி. சரி, ஓகே. புரியுது, புரியுது ம். ம்ஹம்.
அப்புறம் அப்புறம் அப்புறம் அடுத்தது பார்த்தீங்கன்னா, நாங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5, 6 வீடு அதில மாறிட்டோம், அந்த அங்க அந்த இடத்தில ஊட்டியில, அந்த எஸ்டேட்டில ஆமாம், அதாவது வருஷம், வருஷம் வந்துட்டு இடம் மாத்திக்கிட்டே இருப்பாங்க அங்க.
அந்த எஸ்டேட் பகுதியிலேயே ஆ, ஆ. சரி, சரி. ஆ. ஓ! சரி, சரி. ஆ.
அம். அப்போ பார்த்தீங்கன்னா, நாங்க நிறைய வீடுகள் மாறியிருக்கிறோம், மாறும்போது பார்த்தீங் அதாவது கேடரு கு ஏத்த மாரி வந்து வீடு கொடுப்பாங்க நமக்கு. இப்போ சூப்பர்வைசர் அ இருந்தா ஒரு மாரி வீடு.
ஓஹோ! அத அந்த எஸ்டேட் பணியில சொல்லுறீங்க. எஸ்டேட் பணி ஆ.
ஆமா. எஸ்டேட் பணில ஆமா. அப்புறம் எ அப்புறம் சுப்ரவைசர் விட அடுத்த ஜென்ரல் சூப்பர்வைசர் அ போனா அப்போ அவங்களுக்கு ஒரு வீடு அந்த மாரி வீடு, மாறிட்டே இருப்பாங்க.
சரி, சரி. ஆ. இப்ப உங்களோட தந்தையோ யாராவது அங்க ஒ பணியில இருந்தாங்களா?
அப்பா ஆ அப்பா அங்க பணியில இருந்தாருங்க.
சரி எஸ்டேட் ப எஸ்டேட்ல ஒரு ஒரு பணியில இருக்காரு. ஆ.
ஆமா, பணியில இருந்தாரு. அப்போ பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு முதல் முதலில கொடுத்த வீடு பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஒரு கொய்யா மரம், சிவப்பு கொய்யா மரங்க, அந்த கொய்யா மரத்துலருந்துங்க பழம் விழுந்துகிட்டே இருக்கும். நீங்க எப்போ நீங்க போய் அப்படி நின்னு இப்படி திரும்பி பார்த்தாலும் ஒரு பழம் விழும் கீழே.
சரி. ஓஹோ! ஆஹா. அப்படியா? கேட்பதற்கே அப்படியே மகிழ்ச்சியா இருக்கே, அந்த ஒரு அந்த சூழ்நிலையை யோசிச்சு பார்க்குற மாரி. அது சரி ஆ.
<laughs> ஆமா. அந் அந்த அந்த அந்த பழத்தினுடைய சுவையும் அப் நல்ல பெரிய பழங்க, நல்ல சிவப்பு கொய்யா, அவ்வளோ ஒரு நல்ல ஒரு சுவை கொடுக்கும் அது.
ஆஹ.

இப்போ பொதுவாவே ஒரு கருத்து இருக்கு இல்லையா, அதாவது இங்க தமிழ்நாட்ல உள்ளூருக்கு விற்பனைக்கு வரது எல்லாமே அந்த டஸ்ட்டு தேயிலை அப்டின்னு தான் சொல்றாங்க. அ உயர்தர தேயிலை, ஒரிஜினல் தேயிலை எல்லாமே ஏற்றுமதிதான். எதாவது அந்த அதுன அதுலேருந்து வரக்கூடிய கழிவுகள் தான், நம்ம வந்து இங்கே உள்ள லோக்கல் விற்பனைக்கு அனுப்புறதாக சொல்றாங்க. அது உண்மதானா, உங்களுக்கு அங்க இருந்த அனுபவம், என்ன சொல்றீங்க?
ம். கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. அது அந் கண்டிப்பாங்க, உண்ம. உண்மதானங்க. ஏன்னா உண்மையான தேயிலை அதாவது அந்த ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி மொத்தம் ஒரு 4 குவாலிட்டியா பிரிப்பாங்க. அதில 1ல் குவாலிட்டியா வந்து, நீங்க சும்மா இத்ணூண்டு போட்டாலே உங்களுக்கு நல்ல டிகாஷன் குடுக்கும், உங்களுக்கு.
ஆ சரி, சரி. சரி, சரி. ஆ, ஆ, ஆ, ஆ.
அதனால நம்ம இப்போ இங்க வாங்குற, கடையில வாங்குறக்கூடிய எந்த ஒரு பிராண்டா இருந்தாலும் பாத்தீங்கன்னா, அட்லீஸ்ட் 1 ஸ்பூனாவது போட்டு அத கொஞ்சம் கொதிக்க வுட்டா தான் அந்த நெறமே நமக்கு மாறுது. ஆமா, இதெல்லாம் அப்டி இல்லைங்க. உங்களுக்கு ஒரு அ ஒரு ஒரு ச் ஸ்பூன்ல ஒரு 1/4 ஸ்பூன் நீங்க எடுத்து போட்டாலுமே கூட, அட்லீஸ்ட் ஒரு 2, 3 பேர் குடிக்கிறதுக்கான டிகாஷன் வந்து அதில எறங்கிடுங்க. அதே மாரி ஃபர்ஸ்ட்டு குவாலிட்டி டீ தூள் எப்டி இருக்குன்னா, நல்லா கடுகு மாரி இருக்குங்க, குட்டி குட்டியா குட்டி களா,
ஆமா, லேசா நிறம் வரும் ஆ. ஆ. புரியுது, புரியுது. ஆ அந்த எலைய வந்து நல்லா சுருக்குன மாரி, சின்ன எலை அந்த இது தெரியும், அந்த எலையினுடைய தாக்கம் அதில இருக்கும் அப்டியே
ம். அப்டியே குட்டி குட்டியா கருப்பா இருக்குங்க. ஆ ஆனா ம் அ 2ண்ட் குவாலிட்டி, 3ர்ட் குவாலிட்டில்லாம் பாத்தீங்கன்னா டஸ்ட்டு கலந்திருக்குங்க.
சரி, சரி, ஆ. புரியுது. ஓஹ்! சரி, சரி ஆ. ஆ.
ம் அதனால இந்த ஒரு இப்போ நான் சொன்ன இடங்கள்லாம், நீங்க நம்புனாலும் சரிங்க
இல் நீங்க சொல் அ, அவ்வளோ இடங்கள வந்து ஒரு பட்டியலிட்டு சொல்றப்ப, கேட்குறப்ப நமக்கேப் பெரிய புத்துணர்வு வருது. அ என்னடா இது இப்டியெல்லாமா அங்கே எடம் இருக்கும்! ஒரு இயற்கையோட அ மடியில நீங்க தவழ்ந்து, வளந்த கதையெல்லாம் கேக்குறப்ப, ரொம்பவே ஒரு அ ஒ ஒரு ஆச்சரியத்தையும் ஏற்படுத்துது. அதே நேரத்தில, அ நம்ம அந்த மாரி எடத்துல வாழலையேங்கிற ஒரு ஏக்கத்தையும் ஏற்படுத்துது. அ நெறைய நல்ல விஷயங்களப் பகிர்ந்துக்கிட்டீங்க. ஒரு தேயிலைத் தோட்டம் அங்கே எப்டி இருக்கும்? அதைச் சுற்றிய ஒரு சுற்றுப்புறம் எப்டி இருக்கும்? அதேபோல, அந்த தேயிலை தொழில் எப்டி நடக்கிறதுங்கிறதையும், நடுவுல நடுவுல அழகா எடுத்துச் சொன்னீங்க. உங்களோட உரையாடியது ரொம்பவே மகிழ்ச்சி அளிக்கிறது. நன்றி.
ஆ, கண்டிப்பாங்க. ம்.